ஆஹ, அது எதில வந்துச்சுன்னு தெரியலைங்க ஒரு வாட்டி வந்து நான் அப்படியே பே ஒரு பேக்கோட வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே அதிலேயே இது வந்துச்சு.
ஆமா. நானும் வாங்கி வச்சுருக்கேங்க அ சொல்லுங்க.
இத நான் வாங்கிங்க, நானும் மொதொ மொதொ அவருக்கு சாப்பாடு நானும் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்த டைம் தான். இவர் தான் எட்டு போவணும்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அவருக்கு ஒரு லஞ்ச் பேக்க பேக் பண்ணி அவருக்கு சாப்பாடு குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சு. அன்னைக்கு நான் அதில 5,6 டப்பா வேற இருந்துச்சு சாம்பாருக்கு 1, ரசத்துக்கு 1, மோருக்கு 1, தயிருக்கு 1, பொரியளுக்கு 1,ன்னுட்டு அழகா அடிக்க வச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்தி வச்சு அழகா சூப்பரா அந்த பேக்க பேக் பண்ணி குடுத்தா
ம். ம். ம்.
அ அடுத்த அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு ஒளிஞ்சு, ஒளிஞ்சு வர்றாரு.
என்னாச்சு காண அடிச்சிட்டாரா? அய்யோயோ! என்னங்க சின்ன பிள்ளையோட மோசமா இருக்காரு. பேக்கே தொலைச்சுட்டாராங்க?
ஆமா லஞ்ச் பேக்க தொலச்சுட்டாரு இவரு. சின்ன குழந்தையாட்டு. ஆமா. பேக்கே தொலைச்சுட்டுருங்க.
எப்படிங்க?
அதான் நான் கேட்டேன். அவரு, "நான் அங்க தான் வச்சேன். யாரோ எட்டு போய்" தலைய சொரியிறாரு. எங்க பாப்பா பண்ற மாரியே பண்றார் அவரு. என்னத்த பேசுறது அவருகிட்ட போயிட்டு நம்ம. குழந்தைங்க தான் பேக்க தொலைச்சுட்டு தான் வந்து, "அம்மா எனக்கு தெரியல மா, நா அங்க தாம்மா வச்சேன். யாரோ எட்டு போய்ட்டாங்க அம்மா," நம்மள்ட்ட புலம்புங்க. இவர் அதுக்கு இக்வால்லா. அ அப்படியே ஈக்வல "ஐயோ, அங்க வச்சேன் நானு எங்க போச்சுன்னு தெரியல. சத்தியமா நான் அங்க தான் வச்சேன் உனக்கு தெரியுமா சத்தியமா," அப்படின். <laughs> கண்டுக்கவேயில்ல.
அய்யயோ. என்னங்க. ஆமா. அய்யோ. அட கடவுளே, கடவுளே. எதாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸ் தொலைச்சிட்டு வந்தா கூட சரின்னு இருக்கலாம். அவரு பேக்கே தொலைச்சிட்டு வந்ட்டாராங்க. சுத்தோங்க.
ம். <laughs> ஆமா இதுக்கு வர எங்க மாமியார் வேற, "விடு கண்ணு விடு. லஞ்ச் பேக் தானே விடு கண்ணு போட்டுபோ வேற வாங்கிக்கலாம் விடு. அதை ஏன் நீ போய் அங்க நியாயம் வச்சுட்டு இருக்க விடு." இவுங்க வேற கொஞ்சம் அப்படியே. ம். ம். பாருங்க எப்படின்ட்டு.
தப் பிள்ளைக்கு சப்போர்ட்டா. <laughs> <laughs> அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லுவங்க என்ன தெரியுமா? இதில வேற வந்து என் வீட்டுக்காரர் வேற அ எதுக்கு பே "அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டீ போட்டு குடுத்தினா அப்படியே பேசிக்கிட்டே சொல்லிருவேன்னே." பார்த்துக்கோங்க குடிச்சுகிட்டே அத குடிச்சுகிட்டே சொல்லிருவேன்னே.
ம். ஓஹோ! ம்.

ஓஹோ! அருமைங்க. இப்போ இந்த மாரி ஸ்நாக்ஸ் செய்யும்போதெல்லாம், அவுங்களுடைய ஹெல்ப் எப்படி இருக்கும்? ஆமா.
பங்களிப்பு தான, பங்களிப்புல்லாம் ஒண்ணும் கெடையாது. நீங்க மனசுல கனவுல கூட கண்டு பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கூட நடக்கவே நடக்காதுங்க. அதனால தான் நீங்க சொல்ல வரும் கேக்க வரும்போதே நான் புரிஞ்சிக்கிட்டேன். இத தான் கேக்க வர்றீங்க அப்படிங்கிறத, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டங்க. வாய்ப்பே இல்ல ராசா அதுக்கெல்லாம். என்ன ஒரு டீ குடிச்ச டம்ளர் கூட வந்து இந்த பக்கம் நகராது. என்ன, அத ரீல்ஸ்ல்லாம் செல்
ம். <laughs> ம். வாய்ப்பே இல்ல. ம். எக்ஸ்ட்ரா 2 எக்ஸ்ட்ரா 2 பாத்திரத்த வேண்ணா, ரெடி பண்ணி கழுவ அதாவது அழுக்கு பண்ணி வைப்பாங்களே தவிர, அத தொடச்சு சுத்தம் பண்ணி வைக்க மாட்டாங்க இல்லயா? அதுல வேண்ணா அவுங்க பங்கு அதிகமா இருக்கும்.
அது சிங்குல கூட ஆமா. சிங்குல கூட போட மாட்டாங்கய்யா. கேட்டா, "போற போக்குல அப்படியே நீ எடுத்துட்டு போய் போட்டுடேன்டி, இதுக்கெல்லாமா ஒரு போட்டி போட்ற. இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்கிட்ட நீ சொல்றியாடி?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளயே திருப்பி விடுவாங்க. ஆமா. அப்படின்னு நம்மளயே திருப்பி வுடுவாங்க. <inhales> அப்படின்னு சொல்லிட்டு, சில ரீல்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதாச்சும் அந்த டீ டம்ளர்லாம் அப்படியே வச்சுருவாங்க. கப்பெல்லாம் அப்படியே இருக்கும். "ஏன் எடுக்கவே வரமாட்டுதுடி. அப்ப எடுக்கவே வர மாட்டுதுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கேப்பாங்க. உடனே அந்த கணவர் எடுக்கும்போது பார்த்தா, டக்குனு வந்துரும். உடனே மனைவி கேக்கறா, "எடுக்க வருதுல்ல, இத கழுவ போட்டா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, அவள் சொல்லுவாளா? இதே ரீல்ஸ அப்படியே இ கணவர்கிட்டயும் நான் காட்னேன். "இவள்லாம் வேல வெட்டி இல்லாம இந்த வேல பண்ணிட்டு இருக்கானுங்க போ. வேற வேல இல்லயா, உனக்கு? போ!" அப்படி சொல்ட்டு என்ன தொரத்தி விட்டுட்டார். ஆக மட்டும் அவர் திருந்துற மாரி இல்ல.
ம். அவ்ளதான். ம். அப்படின்னு நம்ம வாய மூடிடுவாங்க. ம். ம். ஓஹோ! :அவ்ளோதான். கரெக்ட். <laughs> "ஏது என்னை ஏது என்னை வேல சொல்றியா? அய்யயோ!" அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆடியிருப்பாங்க இல்லயா?
இல்ல, இல்ல. அவரு வந்து அவரு மேல் கொஞ்சம் தப்பு இருக்கறதுனால வந்து கொஞ்சம் அடக்கி வாசித்து, "இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ன்னு இதெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்கியாடி. போய் வேற வேலைய பாரு, போ!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருனா
ம்ஹ்ம். ம். "நடக்கற விஷயத்த பாரும்மா!" அப்படின்ட்டாரு.
தெச திருப்பி விட்டுட்டார்.
ம்.
இந்த பக்கம் வந்து நம்ம கூட வரக்கூடாது, நீ அந்த பக்கமே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள திசை திருப்பி விட்டுட்டார்.
ஓகேங்க. அதாவது இந்த மாலை நேரத்துல வந்து குடும்பத்தோட எப்டி வந்து அந்த நேரத்த ஸ்பெண்ட் பண்றது? அப்டி ஸ்பென்ட் பண்ணம்போது நமக்குள்ள என்னென்ன எண்ணங்கள்லாம் வரும்? அது எப்டி சப்போர்ட்டிவா இருக்கும்? அது உங்க வீட்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐ உங்க நீங்க தான் அங்க வந்து அ எல்லா விஷயத்தையும் கேட்டுக்குற ஒரு நபர். நீதிபதி. நடுவர். ஆம்மா.
அதாச்சும் நீதிபதி. இல்ல நீதிபதி மாதிரி ஆயிட்டேன். ஆனா வந்து அந்த நீதி குடுக்கறதுக்கு இரு தரப்பும் இருக்கும். இங்க ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும். இன்னொரு தரப்பு காணாம போயிடும்.
ஒரு ஆ. கரெக்ட். காணாம போச்சு. அது தேவையே இல்ல. இங்க 1 ஒரு 1- ஒன்லி 1- 1 வே இதெல்லாம். 2 வேஸ் தான் கெடையவே கெடையாது. அந்த மாரி ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்கள வந்து என்ட்ட பகிர்ந்துகிட்டிங்க. மிக்க நன்றிங்க!
ஆமாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. ம்.